அ எனக்கு என்ன தோணும்னா வந்துட்டு, அம் சுலபம்ங்கிறது ஒரு சாதாரண வார்த்த. அம் எஃபிஷியன்ட்ன்னு ஒரு வார்த்த இருக்கு ஆங்கிலத்துல. எனக்கு அதுக்கான கரெக்ட்டான தமிழ் வார்த்த தெரியல. ஒரு ஒரு கற்றல வந்துட்டு இன்னும் நிறையா புரிஞ்சு படிக்கிறதுக்கு உதவுதோ, இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் அப்படின்னு எனக்கு தோணும். முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்ம புத்தகத்துல படிப்போம். அத வந்துட்டு என் நாம்ம வந்து புரியுதோ, புரியலையோ எப்படியாவது வந்து அத நம்ம மண்டைக்குள்ள புகுத்திக்கிட்டு போய் வந்துட்டு பரீட்சை எழுதிட்டு
ம்ஹ்ம். சரிங்க. ஆஹா. திறமையாக. எஃபிஷியன்ட்னா திறமையாகன்றது ஒரு அர்த்தம் வரும்.
ஒகே. அ அந்த மாரி எழுதிட்டிருந்தோம். ஆனா, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து, அது அப்படி கிடையாது. இ எ நீங்க வந்துட்டு எந்தெந்த விஷயத்த நீங்க படிக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் கண்ணால பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குனு வச்சிக்கோங்களேன். நீங்க வந்து சோலார் சிஸ்டத்த பத்தி படிக்கிறீங்கன்னா, அத நீங்க வந்து அத பத்தி நீங்க பார்க்கலாம்.
உண்மதாங்க. ஒரு ஒரு ஒரு அ வீடியோவா வந்து போட்டுர்றாங்க. இப்போ இப்பெல்லாம் அந்த இணையத்துல, எல்லாத்திலயும் கிடைக்குது, YouTube அந்த மாரி இடங்கள்ல.
எல்லாமே ஒரு கைக்குள்ள வந்துருச்சு. ஆமா. ஆமா. அப்போ வந்துட்டு ஒரு ஒரு இது இருந்துச்சு. ஒரு தடை இருந்துச்சு. என்னதான் வந்து பெரிய சிட்டியிலேயே வளர்ந்தவங்களா இருந்தாலும். அ சில விஷயங்கள வந்து அவங்க வேற ஊருக்கு தான் போய் கத்துக்குற மாரி இருக்கும். இல்ல, ஒரு பெரிய நகரத்துக்கு போற மாரி இருக்கும். அந்த மாரில்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு இருந்தாலும், தனியா போய் இருந்து நம்ம அத படிக்கணும். அதுவும் பெண்களுக்கு எல்லாம் வந்துட்டு, "நீ அவ்ளோ தூரம் போய் அதெல்லாம் படிக்க வேணா." அந்த மாரி ஒரு நிறையா பிரா பிரச்சனைகள் இருந்துது. ஆனா, இப்போ வந்து நீங்க உட்கார்ந்து
புரியுதுங்க. ஆமாங்க. நாங்களே வந்து இந்த பிளானட்டோரியம் போய்ட்டு தான் வந்து பார்த்தோம். இந்த அ இதெல்லாம் எப்டி இருக்கும்ன்றது. சின்ன வயசுல நான் சொல்றது.